ஆமா, அந்த மாரி போம்போது நாங்க வந்து ஒரு நாள் வந்து, அ கொடைக்கானலுக்கு நாங்க வந்து அந்த டூர்ல போயிருந்தோம். முதல் நாள்லாம் வந்து சில வழிபாட்டு தலங்கள் தலங்களுக்கு போனோம். அது வந்து அமைதியா போயிடுச்சு. 2ஆவது நாள் வந்து நாங்க வந்து கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். அந்த கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல வந்து எல்லோரும் ஆசைப்பட்டது என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரெயின் பூங்கான்னு ஒண்ணு இருக்கும். அதாது மலங்க மலர் தோட்டங்கள் அதெல்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு சில தூரததுல இருக்கிற சோலைகள், இயற்கை காட்சிகள், அந்த மிஸ்ட் இதெல்லாம் வந்து நிறைய
சரிங்க. சரி. ஆமா, ஆமா. ஆமா. ஆமாங். இந்த பைன் மரம், தோட்டம் அந்த மாரி நெறைய தோட்டங்கள்லாம் இருக்கும். அ.
ஆமா, ஆமா. நெறையா பா பார்த்தோம். அதே மாரி பழத்தோட்டம்லாம் போய் பார்த்தோம்ங்க. ரொம்ப அற்புதமான ஆமா. ரொம்ப அற்புதமா இருந்துதுங்க. பழத்தோட்டம் போய் கூட்டிக் கொண்டுபோய் காட்னாங்க. அதே மாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அ என்ன அப்டின்னா, போட்டிங் வந்தது அங்க வந்தோங்க. நல்ல நினைவு இருக்கு. அது ஒரு போட்டில வந்து
அப்டியா? அ. சரிங்க. அதான் கொடைக்கானல்ல அதுவும் ஒரு சுற்றுலா பயணத்தின்போது, எல்லாரும் போறது.
ஆமா, 2ஆவது நாள் பயணங்க. 2ஆவது நாள் பயணத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா வ்வ மாலை ஒரு 3 மணி இருக்குங்க அ. காலை பொழுதெல்லாம் அங்க அங்க ஃபா ஃபால்ஸ். இயற்கை காட்சிகள், அந்த பனி மூட்டங்கள், தேயிலை தோட்டம். அ நல்ல அற்புதமான பூத்து குலுங்குகின்ற மலர்கள்.
ம். சரிங்க. ஏ. நீங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்க. கொடைக்கானல் போற வழியே சால மார்க்கமா நம்ம போறோம். அதுவே வந்து நமக்கு ஒரு அ அந்த பயணத்தை நம்ம நறைய பார்க்க பார்க்கிறதுக்கு, நறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த கொண்டை ஊசி வளைவு!
அ

ஆ சொல்லுங்க.
அ சுற்றுலாவுக்கு நாங்க சென்றோம். சுற்றுலாவுக்கு செல்றோம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சில கோயில்களுக்கு சென்றோம். அ மொத்தம் வந்து 3 நாள் சுற்றுலாங்க. 3 நாள் பயணத்தில, முதல் நாள் பயணம் வந்து ஏன்னா சுற்றுலான்னு கிளம்பும்போது அ அந்த எல்லாமே இளைஞர்களா இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, அ அந்த வண்டி அந்த பேருந்த வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற 1 மகிழ்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? அது மொத நாள் மட்டும் தான் இருக்கும். 2ஆம் நாளு கொஞ்சம் குறையும். 3ஆம் நாள் சுத்தமா கொறஞ்சிரும். அது வந்து, நம்ம பாத்தீங்கன்னா தெ
ஆ அதான். நெறைய ஆர்வம் இருக்கும்! எங்கலாம் போகணும்!? ஆமாமா. அது ஏன்னா, பயணம் தூரம் அதிகமா இருக்க இருக்க, நமக்கு அந்த ஏன்னா, முதல் நாள் ஆர்வம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது, ரொம்ப தூரம் போக போறதுங்கிறது. அடுத்த நாள்லருந்து, எல்லாம் இன்னும் 2 நாள் ஒண்ணா தானே இருக்க போறோங்கிற மாதிரி இல்லையா?
ஆமா. இல்ல அது ஒரு காரணமா இருக்கலாம். அதை விட இன்னொரு காரணமா நான் என்ன பாக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். அந்த முதல் நாள் இருக்கக்கூடிய எழுச்சி வந்து, 2வது நாளு, 3வது நாள்ல வந்து இல்லங்க. அது என்ன காரணம்ன்னா, உடல் சோர்வு வந்து வந்துரும். <tsk> அந்த பேருந்துல அந்த பேருந்துல பயணம் பண்ணும்போது, அந்த அந்த இளைஞர்களுக்கு புடிச்சா மாதிரி பாட்டு அ அப்டின்னு வரும்போது, அதே மாரி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து அவுங்களே வந்து என்ஜாய் பண்ண சொல்லிருவாங்க. "ஹேப்பியா இருங்கடா." எத? <laughs> ஆமா, அ "நீங்க ஹேப்பியா இருங்கடா. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இது வந்து வகுப்பறை இல்ல. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. நாங்க கண்டுக்க மாட்டோம். நீங்க எப்டி வேணாலும் டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, எப்டி வேணாலும் வ் வாங்க!" அப்டிங்குற மாரி நமக்கு வந்து அவுங்க சொல்லிருவாங்க. இது சொன்னா நமக்கு பத்தாதாங்க?
ம்ஹம். ஆ சொல்லுங்க. அப்படிங்களா? ம். ஓ பயண கலைப் ஆமா. ஆமா அன்னைக்குலாம் நம்ம எல் நா எல்லாரும் 1 தான் அப்படிங்கிற மாரி, ம். சரிங்க.

ஆமா. ஏன்னா தெரியல. யாராவது சொன்னா தான். யாராவது போயி ஏன் சொல்லல? ஏன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே தடுத்துருப்பாங்கல்லையா. ஏன்னா கல்லூரி.
ஆ. ஆமா, அந்த மாரி. ஆமா. அந்த மாரி போன பிறகு என்னன்னா, நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்தில வந்து, அலைபேசி அப்டிலாம் கிடையாது. இல்ல அப்போ வந்து ஒருத்தர போய் பாக்கணும்னா, நம்ம ஒருத்தர் இறங்கி போயி கு ஒருத்தர கூட்டிட்டு வரணும். போகணும். அதக்குள்ள இங்கு என்ன ஆச்சுனா, இவங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஆகிடிச்சு. இந்த இடத்தில 10 பேர் கூடிட்டாங்க. அ 2 போலீஸ் காரங்க சேந்துட்டாங்க. அ "இந்த பையன நீங்க கூட்டிட்டு போங்க." அப்டிங்கற மாரிலாம் ஒரு சூழல் உருவாகிறிச்சு. ஏன்னா, அது அவனுடைய இடம். அவன் என்ன சொன்னாலும், அ கேட்கக்கூடிய மனநிலையில காவல்துறைய சேர்ந்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க.
ஓ! அப்டியா. நேரா தான் போகணும். அ. அ. அ. ஆமா. பேராசிரியர்கள்லாம் வந்து எதாவது சமாதானப்படுத்துனாங்களா? இல்ல
அதற்கப்பறம் நாங்க 2 பேரு என்ன பண்னோம். உடனடியாக போயி, அ வேமா ஓடி போயி. அந்த மலர் பூங்கால இருந்த எங்களுடைய ஆசிரியர்கள போயி நாங்க கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்த பிறகு. அப்பறம் வந்து அவுங்க வந்து இந்த எங்களுடைய ஆசிரியர் வந்து, அ இவர் வந்து கல்லூரி மாணவர், நாங்க வந்து கல்லூரி ட்ரிப் வந்திருக்கிறோம். அ ஓ அதனால இத பெரிசா எடுத்துக்காதீங்க. நாங்க மன்னிப்பு கேட்டுக்குறோம். "எங்கள இதுல நீங்க கூட்டி காவல் நிலையம் கூட்டிட்டு போனீங்கன்னா, எங்களுடைய கல்லூரி பெயர் வந்து கெட்டு போய்டும். அ இந்த பையனுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும். அவனுடைய எதிர்காலத்த நீங்க பாருங்க. அ அதனால வந்து, நீங்க வந்து இவ்ண இவ்வளவு உணர்ச்சிவசப்பட பட வேண்டிய அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல. நீங்க ஏன் இப்படி கோவப்பட்றீங்க? இது சிறுபிள்ளைத்தனமா அவரு நடந்துக்கிட்டாரு. அவரு சார்பா, எங்க பையன் சார்பா, எங்கள் மாணவன் சார்பா, நாங்க வந்து மன்னிப்பு கேட்குறோம்." அப்டின்னு சொல்லி ரொம்ப பணிவா வந்து, அங்கு இருக்குற எல்லார் முன்னாடியுமே எங்க பேராசிரியும்
சரிங்க. ஆமா. அ. ஆமால்ல. கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க. ம். ஏன்னா, எல்லாரும் அவங்களுடைய பொறுப்பு இல்லையா. பேராசிரியர நம்பி தான் எல்லார் வீட்லயும் போ அனுப்பிச்சி விட்டுருக்காங்க.
ஆமாங்க, அது உண்ம தான அது. அப்போ அவங்கள நம்பி தான பேரன்ட்ஸ் அனுப்புறாங்க.
ஆ.